அது எனக்கு நான் இப்போ வந்து அது இப்போ நான் சமீபத்தில ஒரு பாட்டு பாத்தேங்க. அது ஒரு பெரிய அ இஷ்யூ ஆச்சு. நான் அது வந்து படம். அந்த படத்துல வந்து ஏதோ ஒரு பொண்ணு வந்து உடையே இல்ல. அதாவது வெறும் வந்து ஒரு பூவ வச்சு மறச்சு ஃபுல்லா வந்து, உடையா வந்து வச்சிருந்தாங்க. அத பாக்கும்போதே எதுக்கு இந்த பாட்டு? எதுக்கு இந்த உடை? ஒரு சம்மந்தமே இல்ல. நீயா நீங்க வந்து அப்பிடி வந்து பார்க்கணும் அப்பிடின்னா, எதுக்கு இந்த படங்கள்ல கொண்டு வர்றீங்க? அந்தமாரி தான் இருக்கு. ரொம்ப இப்போ சில அ உடையெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். ஆனா வந்து அதல் அதையே கூட வந்து என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் நல்லா இல்ல. இந்த மாரிலாம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த கதாபாத்திரத்துக்கு ஏத்தமாரி நல்லா இருக்கா? ஓகே. கொச்சைப்படுத்துற மாரியும் இருக்கக்கூடாது. கசப்பு தன்மையா இருக்கக்கூடாது பாக்க, என்ன இது இவ்ளோ மோசமா இருக்கு! அப்பிடின்னு. இப்ப நம்ம படங்கள்லல்லாம் வந்து சென்சார்ன்னு ஒண்ணு இருக்கு. அத சென்சாரயே இப்ப மாத்தி அமச்சுட்டாங்க. கிடையாது. அவங்களுக்கு ஏத்தமாரி மாத்தி அமச்சுட்டாங்க.
ஓஹோ! ம். அடடா! ஆஹா! ஓஹோ! <laughs> ஆமா. நல்ல கேள்வி தாங்க. ம். ஓஹோ! ஆமாங்க. ஆமாங்க. ம். ம். புரியுதுங்க. ஆமா, ஆமாங்க. ஆ, ஆமாங்க.